ஆமா. அ நம்ம நம்மட்ட அப்பிடியே திருப்பி கொஸ்டின் பண்றாங்க, நீ இத பண்ற இப்போ ஒரு ஃபோன் பாக்கறதே இருக்கட்டுமே. ஆ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் தரமாட்றோம், தரக்கூடாது அப்டின்னு ஏதாவது சொல்றோம், தரமாட்டேன். நீ வந்து ரொம்ப நேரம் பாக்கறே அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்றோம்னா. இப்ப நீ என்ன பண்ற? நீயும் இவ்வளோ நேரம் பாத்துட்டிருக்கல்ல. அப்பா இவ்வளோ நேரம் பாக்குறார்ல? ஆ அப்ப நான் மட்டும் ஏன் பாக்ககூடாது. அப்டின்ற மாரி திருப்பி கேட்கறாங்க நம்மள. அ இதேது நம்ம வந்துட்டு நம்ம தொலைக்காட்சிக்கு இந்த மாரி நம்ம அனுபவிச்சிருக்கோம். வீட்ல வந்துட்டு தொலைக்காட்சி வந்து அதிகமா நாடகமோ, இதோன்னு பாக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே வந்து பாத்துட்டுருக்கீங்க எனக்கு குடுங்க சுட்டி டிவி நான் போடணும் அப்டிங்கிற மாரி ஏதாவது ஒண்ணு நம்ம கேப்போம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப குடுக்க மாட்டாங்க. அவங்க மொறைக்கிற ஒரு பார்வையிலே நம்ம போயிருவோம் போசாம.
ம். ம். கண்டிப்பாக. ம். ம். <chuckles> கண்டிப்பா. <chuckles> ஆமாமா. ஆமா ஆமா. ஆம். ஆமா. ஆமா. ஆமா. ஏ எங்க வீட்ல வந்து எப்டின்னா? அ "நீ ஏன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு போல? ஏன் லீவ் போடு்ற?" அப்டின்னு மாரி கேட்டா." நீ ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போறியா? நீ வீட்ல தானே இருக்க. என்னைய மட்டும் ஏன் ஸ்கூலுக்கு போ சொல்ற?" அந்த மாரி ஆயிடுச்சு கலாச்சாரம் மாரி. ம்ஹ்ம்.
ஆமாங்க. குழந்தைகள் வந்து ரொம்ப வளர வ அவங்க வளக்றத நம்ம வளக்கறோங்கிறத விட அவங்கலாம் வளர்றாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ உள்ள குழந்தைகள்லாம்.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது வந்து ஆமா.
டாப்